சரிங்க.
எனக்கு அதுக்கு முன்னாடில இருந்தே சின்ன வயசுல இருந்து வளத்தது வந்து எங்க பெரிய பாட்டி எல்லாருமே. நான் ஒரு 3 பாட்டிகள் கீழ தான் வளந்தது. என்னோட அப்பாவோட அம்மா, அப்பாவோட பெரியம்மா, அப்பாவோட சித்தி 3 பேரு. அப்படி வளந்ததுனால அந்தப் பொய் சொல்லக் கூடாது. அந்த சாமி கண்ண குத்தும் அப்படிலாம் சொல்லி வளப்பாங்க இல்லையா?
சரிங்க. சரிங்க. ஆமங்க.
அந்த மாரி வளந்த கேஸ்ன்றதுனால பொய் சொல்ல மாட்டேன் நானு.
சரிங்க.
நேரா வந்துட்டு. இது பண்ணும்போது அப்பா கிட்ட போயிட்டு நேரா சொல்லிட்டேன் இந்த மாதிரின்ட்டு.
சரிங்க.
எனக்குப் புடிச்சிருந்தது நான் சாப்ட்டேன். அத அது சாப்பிட்ட அப்புறம் தான் சொன்னா. ஆனா எனக்குப் புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன்.
சரிங்க. சரிங்க.
எங்க அப்பா என்ன பண்ணி இருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? அவரும் ஆர்த்தடாக்ஸூ. என்ன பண்ணி இருப்பாருன்னு நெனைக்கிறீங்க?
சரிங்க. அ, ஏன்னா இப்ப நீங்க சொல்றத பாத்தா, நீங்க பண்ண தவறு வந்து உங்கள தெரியாம உங்கள ஏமாத்திதான் நீங்க அந்தத் தவறு பண்ணீங்க. <tsk> அது தவறுன்னு கூட எனக்குப் புரியல. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கிட்ட அது மாட்டுக்கரின்னு சொல்லி இருந்தா நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க அ, அ.
தெரியாது. அதுவும் தெரியாது. அ சொல்லி இருந்தா கூட அவாய்டு பண்ணிருப்பேனான்னு தெரியாது. அந்தக் கொழந்தை வயசுல எனக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்றதும் தெரியல.
அததான். ஆ. அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியலங்க. அப்பா கோபப்பட்டிருப்பாருன்னுதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஆர்தடாக்ஸ்ன்னு வேற சொல் சரிங்க.
அப்பா கோவப்படலங்க. நீ உண்மைய சொன்ன. அதனால நான் உன்னை எதுவுமே சொல்லமாட்டேன். இனிமே பண்ணாத. உன்ன நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாரு.
அ. சரிங்க. அ. ஓ! இப்போ எனக்கு ஒரு விஷயம். அ ஷ்
அதாவது எனக்கு அதுல ஒரு பாடம் 1 ரொம்ப நல்ல ஒரு விஷயமா மன்னிப்பு குடுக்கறதுன்றத ஒரு விஷயமா வந்து அது தெரிஞ்சுது. 2வது விஷயம் உண்மைய சொன்னா நம்ம தண்டிக்கக் கூடாது.
கண்டிப்பா. கண்டிப்பா.